சமீப காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ரியாலிட்டி ஷோக்கள் அப்பிடிங்கிறது நிறைய பிரபலமாயிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதாவது ஒரு பிக் பாஸோ! குக் வித் கோமாளி, அந்தமாரி நிறையா வருது. அதெல்லாம் மக்கள் மனசில ரொம்ப பெரிய ரசனையா வந்து அ நடக்குது இல்லேங்களா! ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க. அது ஏன் அப்பிடின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்த சொல்லுங்களேன்!
இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம எல்லாரும் ஒரு சோசியல் அனிமல்ஸ்ன்னு ஆங்கிலத்தில சொல்வாங்க. சரிங்களா! நம்ம வந்து பெரும்பாலும் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ப பூட்ன அறைக்குள்ள உணவு மட்டும் கொடுத்து, வேணுங்கிற உடை கொடுத்து இருக்க சொன்னா, உங்களால எவ்வளவு நாள் இருக்க முடியும்?
ம். ஓ! அப்பிடின்னா? அ. ம். ம், ம். ஒரு, 1 வாரம் இருக்கலாம், அ.
ஆ யார்கிட்டயும் பேசாம 1 வாரம் இருந்துருவீங்களா? எதுவும் பண்ணாம?
ஓ! ட்ரை பண்ணலாம். கஷ்டப்படலாம், அ.
ஆ அதுதான் பிரச்சனை. இங்க என்னன்னா, அது தான், அதுதான் நம்மளுடைய பிரச்சனை கிடையாது. அது தான் நம்முடைய குணம். என்ன அப்பிடின்னு சொல்லி பார்த்தீங்க அப்பிடின்னா, நமக்கு என்னதான் உடுக்க உடை இருந்தாலும், உண்ண உணவு இருந்தாலும் நமக்கு பழகுறக்கு மனுஷங்க வேணும். சரிங்களா? அப்ப எதுக்கு, எதுக்கு மனுஷங்கிட்ட நாம என்ன பேசிருவோம்? ஒரு லிமிட்க்கு அப்புறம் நாம் என்ன ஆராய்ச்சிக் கல்வி பத்தியா நாம் பேசப்போறோம். ஒண்ணும் கிடையாது. <chuckles> நாம எப்பிடியாவது அடுத்தவங்கள பத்தி தான் பேசுவோம். இல்லேங்களா! உன் உன் குடும்பத்தில என்ன ஆச்சு? ஆமா, புரளி பேசுறது. உன் குடும்பத்தில என்ன ஆச்சு? என் குடும்பத்தில என்ன ஆச்சுன்னு அது வரும். அது வந்து ஒரு கட்டத்தில சலிச்சு போயிருச்சுன்னா, பக்கத்து வீட்ல என்ன ஆச்சு? எதுத்த வீட்ல என்ன ஆச்சு? அப்பிடின்னு வந்து பேசுவோம். இல்லேங்களா!
ம். ம், ம். ம், ம். ம். ஆமாம். இல்ல. <chuckles> கண்டிப்பா இல்ல, ஆ <chuckles> ம். ஆமா. புரணி பேசுறது, அ. <laughs> ம். ம், ம். ஆமா, ஆமா. ம்.
அப்ப அதே குணத்த தான் வந்து அவுங்க எடுத்து இந்த பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லயா! இந்த தொலைக்காட்சி நடப்பு நிறுவனங்கள். அப்ப தான் ஒரு புரிதல் வருது அவுங்களுக்கு. சரி இப்ப நாம சும்மா நாடகம் எடுக்குறோம். நாடகத்தையே இவ்வளோ ஆர்வமா பார்க்குறாங்க அப்பிடிங்கிறப்ப, அப்ப இத வந்து இன்னும் எவ்வளவு ஒரு ரியாலிட்டி ஷோ உண்மையிலேயே மனிதர்கள் வந்து வெளிப்படையா இருக்கிறது. அவுங்க உணர்ச்சிகளோட நட அதாவது ஸ்கிரிப்ட்ன்னு இல்லாம திறந்த வாக்குல இருக்கிறது, எப்பிடி இருக்கும்? அத வந்து இருப்பாங்க அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்க வந்து உருவாக்கின விஷயம் தான் இந்த ரியாலிட்டி ஷோஸ்
ஆமா, ம். ம். ம். ம். ம். அ. ம். புரியுதுங்க. நீங்க ஆ. இப்போ இந்த ரியாலிட்டி ஷோஸ் வந்து அ மக்கள் ரொம்ப விரும்பி, விரும்பி பார்க்குறாங்க. அது நம்ம இதுதான் நம்ம இயற்கையா பண்றக்கூடிய ஒரு விஷயம் அப்பிடிங்கிறீங்க. இது நல்லது அப்பிடின்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு தவறான விஷயம் அப்பிடிங்கிறமாரி நீங்க நினைக்கிறீங்களா?
ஆமா.

அது அப்டி வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில பார்க்கிறாங்க. அந்த காட்சிகள் தான் வந்து நீங்க அப்டி போடணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து அடிச்சிகிறாங்க, மாத்தி மாத்தி சம்மந்தமே இல்லாம அந்த இதில.
ம். ம். <smacks lips> ஓ! சரி, சரி. ம்.
இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கனா, உள்ள அனுப்புற இதே எப்டி அனுப்புறாங்க அப்டினா 3 பெண்கள், 3 ஆண்கள், மூவரும் அவங்க எல்லாருமே கல்யாணம் திருமணமாகாதவர்களை அனுப்புறாங்க. சரிங்களா? உள்ள போய் அந்த 90 நாள் இருக்கிறப்போ, அவங்களுக்குள்ள காதல் வந்த மாரி காண்பிக்கிறாங்க. இது ஏதாவது ஒரு விதத்திலாவது நமக்கு ஒரு "சரி, இது வந்து <chuckles> லாஜிக்கல்லா இருக்கு" அப்டிங்கற மாரி இருக்குங்ளா இந்த இதில?
ம். ம் ம். ஓ! சரி, சரி. ஆ. ம். ம். ஆ. புரியுது, புரியுது. ஆ. அதாவது தனி, ம்.
இந்த மாரி தொடர்ந்து தொடர்ந்து வந்து இவங்க காட்டுகிற எல்லாமே ரொம்ப அபத்தமான விஷயங்களா இருக்கு. எதுக்கு அப்டி? யாராவது நாம யாராவது அப்டி அதாவது, "உண்மையான ஆ உணர்ச்சிகளை காட்டுறேன்"அப்டின்னு சொல்லிட்டு, இவங்க இன்னுமே கொஞ்சம் நாடகத்தனமா நடிக்கிற மாதிரி தான் இருக்கிறது சொல் இந்த இது.
ஒ! ம். ஓ! புரியுது, புரியுது. அதாவது ரியாலிட்டி அதாவது தானா என்ன நடக்குதோ அதுதான் அப்டின்னு மக்கள்ட்ட சொல்றாங்க. ஆனா, இவங்க கதை சொல்ற விஷயங்கள், சில எடிட்டிங் இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க வந்து வேணுன்ட்டே, எதாவது ஒரு ஒரு 3 ஆண் 3 பெண் அவங்க காதல் வரட்டும் அப்டினும். இல்ல சரி இவங்க 2 பேருக்கும் சண்டை மூட்டட்டும். அப்டின்னு, சுவாரஸ்யமா வச்சுக்கணும்னு பண்றாங்க. அப்டின்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்லையா? ம்.
ஆமா, ஆமா, ஆமா. ஆனா இப் நான் வந்து என்ன சொல்றது, நான் கொஞ்சம் பழமைவாதின்னு என்ன சொல்வாங்க. அதனால எனக்கு இந்த விஷயம் புடிக்கல. ஆனா மக்கள் ஏன் விரும்புறாங்கனா, மக்களுக்கு இந்த விஷயம் தான் புடிக்குது. ஆக்சுவலா
<laughs> ஆ. அ புரியுது. அ. ஓ. ஓ.
அவங்க வந்து இந்த மாரி வித்தியாசமா அடிச்சுக்கறது, சண்டை போடறது, இந்த இப்போ புதிதா நடந்ததில, நான் ஒரு அந்த ஒரு காட்சி மட்டும் பார்த்தேன். அதில வாட்டர்மெலன் ஸ்டார் அப்டின்னு ஒருத்தர் வர்றாரு. சரிங்களா? அவர் இந்த வாட்டர்மெலன் வைத்து டான்ஸ் ஆகி வீடியோக்கள் போட்டு பிரபலமானவர் போல் இருக்கு. அவருக்கும், இன்னொருத்தருக்கும் சண்டை <chuckles> வருது. அவங்க அடுச்சிகிறாங்க, கைகலப்பாவே மாறி இருக்கு அது. அன்னைக்கு பார்த்தீங்கனா, பயங்கரமான ஒரு டிஆர்பி ரேட்டிங்ன்னு சொல்வாங்க, தெரியுங்களா? அவங்க.
ம். ம். ஒ! சரிங்க, ஆ. ஒ! சரி சரி. ஆ. ஒ! அடடே! அச்சச்சோ! ஆ ஓ! எல்லாரும் பார்க்குறாங்க, அப்படின்னு, ஆ.